நெறைய சொல்லுவாங்கங்க. சார் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாஸ்ன்னு சொல்வாங்க. அதுக்கப்பறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, சின்னையா, இல்ல எனக்கு <chuckles>
ஆமாங்க. அ சின்னையா! அப்புறம் அத விட பரவால்லங்க. ஆ தூங்கும்போது வந்து அதாவது இந்த தெருவுல வந்து பாய போட்டு தூங்குறமாரி தூங்கிட்டுருப்பாங்க. அப்பிடி இல்லன்னா வந்து, அ ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நிறைய விஷயம். அதாவது அங்க கதவு பின்னாடியே தான் இருப்பாங்க. ஆனா கதாநாயகர்கள் தெரியவே தெரியாது. எங்க போனாங்க, எங்க போனாங்கன்னு தேடிட்டுருப்பாங்க. பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அந்தமாரி காட்சிகள்லாம் காணப்படும். இல்லயா! நம்ம டிவி சீரியல் எல்லாம். அப்ப என்ன ஆகும் அப்பிடின்னா, ஒரு மனநெலைம வந்து
<laughs> <laughs> ஆமாங்க. <chuckles> <chuckles> <chuckles> ம்.
மாறும் அவுங்களுக்கு. அ இந்த மாரி தான் இருக்கும், இந்தமாரி தான் இருக்குன்னு அவுங்களுக்கு வந்து அதுதான் உலகம். ஒரு டிவி சீரியல்ங்கிறது உலகம்போது வெளிய எதுவும் பார்க்காதம்போது இந்தமாரி காட்சிகள்லாம் பார்த்து அவுங்களே வந்து மனசுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும்.
<lip trill> ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வயதானவங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாதிரி மனிதர்கள் வந்து இருக்காங்க அப்பிடின்னு நம்புறாங்க. அது ஒரு கற்பனை காட்சி அப்பிடிங்கிறதே வந்து அவுங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அத நீங்க ரொம்பவே தெளிவாவே சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு அ ஒரு விதமான சீரியல் வந்து பார்த்துருப்பீங்க இல்லேங்களா! நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ, இல்லன்னா நம்ம ஒரு அ ப கல்லூரி படிக்கிறப்போ, அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில வந்துட்டு, ஒரு சீரியல் வந்து உங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா கூட இருந்திருக்கலாம். இப்ப வர சீரியல் வந்துட்டு அத அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் வந்து உங்களால பார்க்க முடியுதா?
கண்டிப்பா. இல்ல. அ அதாவது எந்த ஒரு வித்தியாசமும் என்னால பார்க்க முடியல. அதேதாங்க. அ அதே தேஞ்சுபோன சீ-டி ய தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ம் பழைய காலத்துல வந்து இப்ப வரைக்குமே வந்து, ஒரு என்ன ஒன்னு மாறிருக்கு அப்பிடின்னா ஒன்னு இல்லங்க நீங்க நல்லா நோட்ஸ் பண்ணி பார்த்துட்டன்னா, தெரிஞ்சிருக்கும். என்ன அப்பிடின்னா ஒருத்தங்க ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லும்போது. அது ஒரு பேர் திரும்பி பாாரப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு தடவ அந்த ஷார்ட் இருக்கும். அந்த தலை வந்து அவுங்க ஒரு தடவ தான் திருப்பியிருப்பாங்க. ஆனா 10 தடவ திருப்புவாங்க. காட்சியில. அ இன்னொன்னு என்ன அப்பிடி பார்த்தீங்க அப்பிடின்னா, இப்ப வந்து அது குறைஞ்சு. 10 தடவ திரும்புறத விட, 10 தடவ வந்து அவுங்களே ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க. ஒருத்தங்க மூஞ்சியே வந்து.
<laughs> சரிங்க. ம். <chuckles> ம். சொல்லுங்க. ம். <chuckles> ஆமாங்க, ஒரு, ஒரு ஆமா. ம். ஆமாங்க. அது ஒரு 10 நிமிஷத்துக்கான நேரம் கடத்துறது மாதிரியே நமக்கு தோணும். அந்த நேரத்த எப்பிடியாவது கடத்துறது.
அதாவது எப்பிடின்னா 2 நிமிஷம் வந்து டிவி சீரியல் போடுவாங்க. 10 நிமிஷம் அட்வர்டைஸ்மென்ண்ட் போடுவாங்க.
ஆமாங்க. மிக்
இந்தமாரி ஒரு விஷயம் தான் நடக்கும் நமக்கு. அதாவது. அ இங்க சீரியல வந்து காமிக்க வந்து க தொலைக்காட்சியில போடுறாங்களா! இல்ல வந்து அட்வர்டைஸ்மென்ண்ட் வந்து பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும். இந்த வயசானவங்களாம் இதெல்லாம் பார்த்தா இததான் வாங்குவாங்க அப்பிடின்னு சொல்ட்டு நோக்கத்தில போடுறாங்களான்னு தெர்ல. நெறைய விஷயம்.
ம். <chuckles>